ஆமாங்க. அவ்ளோ அது அது நெறைய பொற்காசுகள் வாரி வாரி வழங்கிட்டே இருப்பாரு எல்லா புலவர்களுக்கும். அதைப் போய், இவங்க வெளியே பாடப்பாட இருக்கிற எல்லா அரசர்களுக்கும், "ஓ, பரம்புமலை இவ்வளோ தங்கம் குடுக்கறான்னா, அவனுக்கு அவளோ காசு அவன்கிட்ட இருக்கு!" அப்படின்ற மாரி, அதை வச்சே தெரிஞ்சுப்பாங்க.
ஆ.
அந்த மாரி விஷயங்கள், அரசியல் ஒழுக்கம் எல்லாம் நெறைய சொல்லி இருப்பாங்க. அரசியல்னா இப்படித்தா இருக்கணும். மக்களோட நலன் எவ்வளோ முக்கியம். அடிக்கடி, ஒரு பாட்டுக்கு, அந்தப் புலிக்கேசி மாரி அவர் வந்துட்டு டக்கு டக்குன்னு கேளம்பி போயிருவாரு. எந்த வீரர்கள் யாரை கூப்பிடாம, போயிட்டு மக்களோட மக்களா இருந்து பிரச்சனைகளைக் கேட்டு, அவங்க கூடச் சாப்பிட்டுட்டு, அவ்ளோ ஒரு சந்தோஷமா வருவாங்க.
அந்த அளவுக்கு. ஆம். ஆமா, ஆமா. அ, இது இல்லாம, வேற என்ன புத்தகங்கள் வந்துட்டு இந்த அளவுக்கு நீங்கப் படிச்சிருக்கீங்க? வேல்பாரி. வேற வேல்பாரி இல்லாம.
வேறு, அ சுஜாதா அவர்கள் எழுதுன ஒரு புக் இருக்குங்க. அது வந்து அ இயந்திர இந்தியா. ஆ. ஆமா, இயந்திர இந்தியா. அது வந்துட்டு இப்பதா ஸ்டார்ட் பண்ணேன், பட் பெருசா படிக்கல.
இத நான் கேள்விப்பட்டுருக்கேன். ஆனா, இத படிக்கணும்னு ஆசையும் இருக்கு. ஆனா, முடியலை. படிச்சே ஆகணும்னு. ஆனா, இயந்திர இந்தியா. ஆனா, இந்த மா இந்த மாரிதா ஏதோ ஒரு டைட்டில் வரும்.
ஆமாங்க. அ, ஆனா, இத நான் புக்கா வாங்கல. இத வந்துட்டு நான் பிடிஎஃப்ல தான் படிக்கிறேன். என்னன்னா, இந்த நான்னு கொஞ்சம் ஐடி ஃபீல்ட்ல இருக்கறனால, இந்த ஏஐ, ஆ, அந்த இந்த மாரி அ தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள். இதைப் பத்தி ஏஐ இந்தியா ஃப்யூச்சர்ல இதெல்லாம் னால எப்படி இருக்கு. அப்படின்ற மாரி, ஒரு த்ரில்லிங்கா எழுதியிருப்பேன் சொல்லி இருந்தாங்க.
ஓ! அவரு யோசிச்சு அப்படியே எழுதி இருக்காரு. ஆமா. அவரு
அதனால, கண்டிப்பா இத படிக்கணு அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கேன்.
நானுமே வந்துட்டு இத கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களோட இந்த மாரி ஒரு நாவல் ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா படிச்சே ஆகணு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, எனக்குமே வந்துட்டு இந்த மாரி புத்தகங்கள்னா வந்துட்டு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதிகமா வந்துட்டு இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கேன். இப்ப ஒரு 1 மணி நேரம் வேலை செஞ்சன்னா, நான் போயிட்டு ஒரு செயலில வந்துட்டு போய், ஒ ஒரு எபிசோடு, ஏதாவது ஒரு கதையோடத வந்து நான் படிச்சுட்டு வந்துடுவேன். <chuckles> எனக்கு வந்துட்டு அது அவ்வளோ ஒரு மன அழுத்தம் இல்லாம எனக்குப் போகுது. என்னோட தோழிகள் எல்லா கேப்பாங்க, "நீ என்ன சும்மா கதை படிச்சிகிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி. ஆனா, ஏன் தெரியல. எனக்கு வந்து அந்தக் கதையோட உலகத்துல பிரயாணிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, உங்களுக்கும் அப்படி தோணியிருக்கே எப்பயாச்சும்? "ச்சே இந்த உலகத்துக்குள்ள வந்துட்டா வெளியுலகத்தோட சிக்கல்கள்லாம் நமக்கு இல்ல" அப்படின்னு.
கண்டிப்பா.